சரிங்க.
2 வாகனங்களுக்கு நடுவே அவருடைய ந வாகனம் நசுங்கி, முகம் வந்து சிதைந்துவிட்டது. அந்த அளவுக்கு ஒரு கொடிய விபத்த என்னோட வாழ்நாள்ல நா பாத்ததே இல்லங்க.
ஐயயோ! அச்சோ! ஆஹா அப்ப எப்டிங்க உங்க மனநிலை இருந்துச்சி? எப்டி உங்களுக்கு, என்ன ரியாக்ட்? என்ன தோணுச்சி? நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க?
நா அந்த மாதிரி ஒரு அ விபத்த என்னோட வாழ்நாள பாத்ததே இல்ல. முகம் அந்தளவுக்கு செதஞ்சுபோயி அ லைவா ஒரு வி விபத்த பாக்கும்போது, ஒரு வித பதற்றம், பயம் தொற்றிக் கொண்டது. <sniffs> ஆ, எப்டி சொல்றதுங்க? அத வார்த்தைகளால சொல்ல முடியல.
ம்ஹும். ம்ஹும். ம். நீங்க உடனே நீங்க நூத்தி எட்டுக்கு கால் பண்ணீங்களா?
இல்ல. ஒ ஒட், நாங்க போகறதுக்கு முன்னாடியே அந்த 10 நிமிடங்களுக்கு முன்பே ஆனதுனால, ஆ, அதுக்கு முன்பே யாரோ 108 வா அவசர ஊர்திக்கு அழைச்சி வர அது வண்டி வந்துருச்சுங்க.
ஆஹ. ம். சரிங்க சரிங்க. அஹாஹம்.
வந்து, அதுல இருந்த மருத்துவ குழு வந்து, அவர வந்து ஆ, அவர் அப்டியே துடித் துடித்துக் கொண்டிருந்தார். அதாவது நான் போகறதுக்கு போறப்ப வந்து உயிர் இருந்தது.
ம். ம். ம். ம். ம். சரிங்க. ம்.
அப்டியே துடித்துக் கொண்டிருந்தார். அவர வந்து ஒண்ணாகல ஒண்ணாகலன்னு அவங்க அந்த மருத்துவக் குழு வந்து, அவர வந்து அப்டியே தட்டி குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா, அவரு அந்த து அவரு ஒரு 5 நிமிடங்கள் அப்டியே துடித்துவிட்டு அப்டியே உடல் போனதப் பாத்து எனக்கு அப்டியே ஒரு மாரி அந்த நிமிடங்களெல்லாம், மறக்க முடியாத ஒரு அ, நிகழ்வு அதெல்லாம். ஆ, இதுக்கு முன்னாடி நான் விபத்துகள் பாத்திருக்கேன். ஆ, <tsk> விபத்துகள் பாத்தாலும் பெரிய அளவுல நான் இந்த மாரி அ உடனே உயிர் போகக்கூடிய, அந்த மாதிரி விபத்த எல்லா நான் பாத்ததில்ல. அதுதான் அந்த இளம் வயதிலே எனக்கு அதுதான் முதல் அனுபவம்.
ம். சரிங்க, ம். ம். புரியுதுங்க புரியுதுங்க. ஏ, அ. ம். சரிங்க.